ஆ கண்டிப்பாங்க. அப்பிடி பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல விதத்துலன்னு பாத்தீங்கன்னா வந்து எ எங்களோட இப்ப 11 வது வகுப்புல வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு அவுங்க தான் வந்து கிளாஸ் மிஸ்னு சொல்லுவேன். அவுங்களுக்கு வந்து ஒன்னுமே தெரியாது. <chuckles> ஆமா. ஒன்னுமே தெரியாது. ஆனா அவுங்க வந்து கிளாஸ் மிஸ்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ஸு எ இது எடுக்கறாங்க வகுப்பு. அவுங்களுக்கு ஒன்னுமே தெரியாதுன்னால இருக்கிற புள்ளைங்க இருப்பாங்க. வகுப்புல உள்ள புள்ளைங்கள எடுத்து, ஏ நீ எடுத்து படிச்சு காட்டுடி! அப்பிடின்னு படிக்க சொல்லிட்டு போயிருவாங்க. பொங்கலுக்கு கூட அவுங்களுக்கு அ ஒரு அந்த இது தெரியாது. ஸ்பெல்லிங் தெரியாது.
சரிங்க. அப்பிடியா? ஓ! அப்படியா. அ. இறைவா! எப்பிடி அவுங்கள வந்து ச வந்து அவுங்களுக்கு வந்து எப்பிடி அவுங்க அந்த டீச்சர வந்து அனுமதிச்சாங்க? அந்த
அதுதான் என்னன்னு எங்களுக்கு தெரிலங்க. ஆனா வந்து அவுங்க பண்ற மேக்கப் இருக்கே! ஐய்யய்யோ! அடிச்சுக்க முடியாது. ஆ. அது பொட்டு மொதக்கொண்டு அந்த என்ன சே சேலை உது உ உடுத்துறாங்களோ! அதுக்கேத்தாப்ல கலர் கலரா. பூவு இல்லாம வரமாட்டாங்க செப்பல் அதுக்கேத்த மாதிரி போடுவாங்க. ஆனா வந்து அவுங்க நடந்துக்கிறதெல்லாம் பாத்தா கொஞ்சம் பேக்குமாரி தான் இருக்கும். ஆனா வந்து ஆனா மேக் ம் மேக்கப் இல்ல.
ஆ, சரி, சரி. ஆ. அ. பரவால்ல. ஆ அப்ப அத அவுங்க அவுங்கள வந்து வந் அவுங்களகிட்டருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்பிடின்னா, நீங்க வந்து அதாவது நம்ம ஒன்னுமே தெரிலனாலும் இவுங்க மத்த விஷயத்துல வந்து பெருசா எடுத்து காமிச்சுக்கிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஆமா. வெளில அந்தமாரி காமிச்சுட்டுருக்காங்க. இப்ப நீங்க அதுலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவுங்ககிட்டருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்தமாரி இருக்கக்கூடாது. எந்த ம அ இந்த அதாது ஒன்னுமே தெரியாம இருக்கிறதுங்கிறது ஒரு டீச்சர் வந்து உள்ளயே வரக்கூடாது முதல்ல. ஆ.
ஆமா. வெளிப் வெளில. ம். ஆமா கண்டிப்பா. இப்ப நம்ப நம்ம படிக்கிறோன்றவங்க வந்து ஏதோ படிச்சுட்டு முன்னேறி போயிருவாங்க. ரொம்ப படிக்காம முடியாம இது மாரி
ஆமா. ஆமா.
அந்தமாரி இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப எங்க வகுப்புல பாத்தீங்கன்னா வந்து ஒரு குழு, குழுவா நாங்க வந்து அமைச்சுக்கிட்டு. நாங்களே படிச்சுக்குவோம் <tsk> அதனால வந்து ஒன்னும் தெரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் எற போ வக வர வர வர வ வகுப்புலலாம் என்னாச்சுன்னு தெரில. ஆனா நான் இருக்கிறதிலயே அந்த அவுங்களோட ஒரு என்னது சப்ஜெக்ட்ல தாங்க நான் கம்மியே! <chuckles> அம்.
கண்டிப் ஆ. அ. அப்பிடியா? ஆமா ஒன்னுமே சொல்லி தர முடியாத ஒரு ஆசிரியைட்ட நம்ம என்னத்த கத்துக்க முடியும்? அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது உங்க தப்பு கிடையாதுல்ல. உங்களுக்கு தெரிஞ்சா தானே அத நீங்க பண்ண முடியும்?
ஆமா.

ஆமாங்க. கண்டிப்பாங்க. அதவிட இன்னும் நான் அதிகமா தான் நாங்க எயிம் பண்ணேன். இந்த இவ்வ
எந்தமாரி நீங்க இப்போ எந்த துறையில போலான்னு நினச்சிட்டு இருந்தீங்க? இந்தமாரி விளையாட்டு துறை உங்களுக்கு கிடைச்சிருந்தா, நீங்க எந்த மாரிலாம், அந்தமாரி நீங்க நினச்சிருந்திருப்பீங்க?
மே இன்னும் இன்னும் மேற்கொண்டு இந்த ஸ்டேட் லெவலு இந்தமாரி நேஷனல் லெவல். அ கரெக்ட்டா அந்த இது வர்றது அப்ப தாங்க கரெக்ட்டா அ படி படிப்படியா மாவட்ட லெவல் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகுற நேரத்தல இந்த மாதிரி ஒரு இது நடந்துருச்சு.
ம். சே! எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நீங்க பிரக்டிஸ் பண்ணியிருப்பீங்க? எந்த அளவுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்தமாரிலாம் வரணும் அப்பிடின்ட்டு.
ஆமா. சரியா சொன்னீங்க. அது வந்து இப்ப நம்ப அ அரசு வேலைக்கு போனா கூட அது உதவி இருக்குமே! அப்பிடின்ற எண்ணம்லாம் நான் அப்பயே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது வந்து போக முடியாத ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நான் வந்து சரி போ கல்லூரியிலயும் அது வந்து அந்த மாதிரி கல்லூரி வந்து கிடைக்கல. இதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி.
ஆமா. ஆமா. ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப பள்ளி வாழ்க்கை வேறு, கல்லூரி வாழ்க்கை வேறு மாறி போயிடும் இல்லயா! இப்ப அதுல உள்ள ஒரு சுவாரஸ்யம் கால அந்த கல்லூரி படிப்பில இருக்காது. இப்ப நீங்க விளையாட்ட விளையாண்ட விளையாட்டுல்லாம் கல்லூரியில வந்து நீங்க தொடர்ந்தீங்களா? அந்தமாரி அந்தமாரி ஒரு அ அங்க ஒரு யாராவது இருந்தாங்களா உங்களுக்கு? சப்போர்ட் பண்
ஆமாமா. ம். ம். இல்லங்க. அது வந்து ஆண்களுக்கு மட்டும் தான் அது முக்கியத்துவம் குடுத்தாங்க. பெண்களுக்கு குடுக்கல. ம்.
அடடா! சே! ஆனா, உண்மையில நீங்க எடுத்திருக்கிற அந்த விளையாட்டு வ் வந்து ரொம்ப ஒரு அரிதானது. ஏன்னா எல்லாருமே வந்து வாலிபால், ஃபுட்பால் அதுக்கு கூட ஈஸியா விளையாண்டுர்லாம் பெண்கள் எல்லாம். அதான் நீங்க வந்து எடுத்த ஒரு துறை, விளையாட்டுத்துறை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான விளையாட்டுத்துறை. ஆனா, அதிலேயே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க நல்லா பெரிய ஆளா வந்திருக்கலாம் நீங்க. அ. அ இப்ப உங்களுக்கு வந்து அத பத்தி நினச்சு நீங்க நெறையா, எதாவது நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
அ. <chuckles> ம். அது குழுவா இருக்கனால. ம். கண்டிப்பாங்க. அதுதான். <chuckles> கண்டிப்பாங்க. இப்ப அதுவும் திருமணம் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே அது வருத்தப்பட்டுருக்கேன். <chuckles> ஐயோ! நம்ம அந்த முடிவ எடுத்தது
சே! அவர்கிட்ட சொல்லி நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி. இல்ல அவரு ஏதாவது நீ இப்பவும் அதான் நீ கேட்பாரா? அந்தமாரி உனக்கு ஆசை இருக்கா? அப்பிடின்னு? <chuckles>
ஆஹா. இல்லைங்க. இல்லயே. எங்க நம்பளோட விருப்பத்த யார் கேட்குறா?
கண்டிப்பா, கண்டிப்பா.
அவரவர் அவரவர் வாழ்க்கைய முன்னோக்கி தான் போயிட்டுருக்காங்க. நம்பள பத்தி எங்க?
உண்மை தாங்க. ஏன்னா நமக்கு பிறந்த இடத்துலயும், அந்த பள்ளி பருவத்திலயுமே கிடைக்காத முன்னுரிமை, அடுத்து வந்து நமக்கு என்ன நம்ம எதிர்பார்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அது நமக்கு கிடைக்காதுன்னு தெரியும். ஆ அது ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அது ஒரு தோல்வின்னு கூட சொல்லலாம் இல்ல? அ.
ஆமா. ம். ஆமாமா. இப்போ வரையுமே என்னால மறக்க முடியலையே!
ஆமா. அது ஒரு பெரிய ஏன்னா எந்த அளவுக்கு உ பேப்பர்ல வர அளவுக்கு ஒரு, ஒருவருடைய திறமைய வச்சுட்டு, அதுக்கு வந்து யாராச்சும் ஒரு ஆளு வந்து ஒரு தூண்டுதல் குடுத்து வந் அந் நான் அந்த அறையபோர் அந்த அறைஞ்ச இடத்துல வந்து நீங்க வந்து பேரன்ட்ஸ் நல்லா பேசி அவர் வந்து அழகா உங்கள கொண்டு வந்திருக்கலாம். அத செய்யாம அவர் வந்து ஆமா. அவர் பாட்டுக்கு அவர் பக்கத்தில எதையோ ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டாரு.
ம். ஆமா. அதான்.

பரவலங்க. சூப்பருங்க. அதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லைங்க உண்மையிலேயே! அது எல்லார்னாலயும் பண்ணிற முடியாது. பரவால்ல. நீங்க அதைலாம் நீங்க வந்து டோர்னமென்ண்ட் -லாம் போயிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் ப
ன் <laughs> ம் ஆ எல்லாமே போயிருக்கேங்க. அது கடைசி இந்த ஒரு ஒரு <tsk> வீட்ல எப்படி சொல்லிட்டாங்க.ஒரு இந்த சம்பவம் ஒரு தடுக்க முடியாத சூழ்நிலையினால என்னால பகிர முடியாம ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ நான் 9வது படிக்கனே, நல்ல அ இந்த மாவட்ட அளவுல வந்து இந்த செய்தித்தாள் எல்லாம் வந்து நல்ல தாங்க போயிட்டுருந்தது அப்போ 10வது
செரி, சரி. பரவால்லங்க. பெருமை தான் ஓ பெருமையான ஒரு விஷயம் தான உண்மையிலேயே?
ஆமா. ரொம்பவே.. <laughs> எங்க வீட்லலாம் ரொம்ப இதா <tsk> கருதப்பட்டாங்க. ஓ பரவால்ல பாப்பா நல்ல இதா பண்றா அப்படின்ட்டு. அது மாதிரி அவங்களும் செய்தித்தாள் எடுத்துட்டு வந்து ஆசிரியர்ட்ட இந்த மாதிரி நல்லா ஊக்குவிங்க என் பிள்ளைங்கள என் பிள்ளைய அப்படின்னு சொன்னாங்க. என்னால முடஞ்சது நான் கண்டிப்பா நான் பண்ணுவேங்க அப்படின்னு என்னோட ஆசிரியரும் சொன்னாங்க. அந்த பிடி ஆசிரியர்.
ஆமா. ம். சரிங்க. ஆமாமா.
அதே நான் 10வது வந்ததுக்கப்பறம் எங்க வீட்ல வந்து அப்படியே இல்ல இப்ப நீ வந்து படிக்கிற வயசு நீ படிச்சு, விளையாட்ட அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ப ஆ. நம தவிர்க்க முடியாதுல்ல. அப்பா, அம்மா சொல்றது தான் கேட்கணும். அப்ப அந்த ஆசிரியர் வந்து வா விளையாட வராம நீ என்ன இங்கேயோ உட்கார்ந்துருக்க? அப்படின்னு கேட்டப்ப, இல்ல அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டாங்க ஆசையா நான் அப் அடுத்த வருஷம் வரன்ணாணு எல்லார் முன்னாடியும் பலார் பளார்னு விட்டு அரஞ்சுட்டாங்கங்க என்னைய.
ஆமா. <laughs> சரி. ஆமா. ஆமா, கண்டிப் ம். ம். என்ன சொல்றீங்க? யார் அரைஞ்சது?
அந்த ஆசிரியர்ன. அப்ப மட்டும் உங்க அப்பா, அம்மா பேப்பர தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப எங்க போனாங்க? எதுக்கு இப்படி பண்றன்ட்டு எல்லார் முன்னாடி என்ன அரைஞ்சு, இனி நீ வந்து மைதானத்து பக்கமே வந்துறாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சுது என்னோட
அ ஒ இதெனங்க இது கேவலமா இருக்கு. இப்படி அவரு நடந்துகிட்டது வந்து உங்களுக்கு சரின்னுபடுதா? அப்படி இ நடந்துக்கக்க கூடாதுல்ல?
ஆமாங்க. இப்ப இதுல என்னோட தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நா. ஆ ஆசிரியர் இங்கிட்டு, இங்கிட்டு பெற்றோர்கள், நான் யார் சொல்றத கேக்குறது கேட்கறதுன்னு தெரியல.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. இவரு நடந்துகிட்ட முறை வந்து ரொம்ப ரொம்ப மோசமானதாவுல இருக்கு. அது இப்படி நடந்துக்கக்கூடாது. அவருங்க என்ன பண்ணா ஒண்ணு உங்க உங்க அப்பா அம்மாட்ட பார்த்து பேசி உங்க திறமைய என்னன்னு சொல்லி அத எடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு, அவர வந்து அந்த அழகா அணுகி போயிருக்கலாம். அந்த அவரோட அணுகுமுறையே சரியில்லையே! அந்த மாதிரி செய்யவே கூடாது. அது நீங்க எவ்ளோ ஒரு பேப்பர்ல வந்த ஒரு ஆளு, எவ்வளோ ஒரு திறமையான ஒரு ஆளு? அ எப்படி மரியாத தரக்குறைவே நடந்துக்கிட்டது. எனக்கே சங்கடமா இருக்கு. அப்பறம் நீங்க எப்படி அத வந்து ச சகிச்சுக்கிட்டீங்க?
ம். ஆமா. அப்படித்தான் ம். வேற வழி இல்லையே நான் அப்பா அம்மா சொல்றது தானே கேட்கணும் அப்ப வந்து நம்மள பெரியவங்களும் இல்லல்ல. அந்த வயசுல நம்ம வந்து அப்பா அம்மா சொல்றது தான் நான் கேட்டேன். கேட்டு நான் அந்த மதிப்பெண்களும் நல்லா தான் வாங்கினேன். 420 என்னமோ வாங்கியிருந்தேன். அதுக்கப்பறம் நான் 11வது வகுப்பு.
ஆமாங்க கண்டிப்பா. பரவால்லங்க. நீங்க எல்லாமே ஒரு ஒரு விஷயம் நல்லாவே நல்லா பன்றி பண்ணியிருக்கீங்க அந்த சமயத்தில படிப்பா இருக்கட்டும், விளையாட்டா இருக்கட்டும் அ நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனா அதுக்கான ஒரு இதையும் உங்களுக்கு சரியான ஒரு விஷயம் யாரும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணல அந்த நேரத்துல உங்களுக்கு.
ம். ஆமா சரியா சொன்னீங்க. அதுக்கப்பறம் என்னோட விளையாட்டுல உள்ள வாழ்க்கையே போன மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்ப நான் அதுல முன்னேறி போய்ருந்தேன்னா, என்னோட வாழ்க்கை இப்ப வேற மாதிரி இருந்திருக்குமே நான் இன்ன வரையும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டுருக்கேன். <laughs>
அ. அப்படிங்களா? இப்ப இப்ப விளையாட்டு துறையில நீங்க வந்திருந்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல இருந்திருப்பீங்க. நீங்கள ஒரு பிடி மாஸ்டர் லெவல்ல 4 பேருக்கு நெறைய சொல்லிக் குடுக்கற லெவல்ல நீங்க வந்திருப்பீங்கன்னு நினனைக்கிறீங்களா?
ஆமா.

அவ் அவவுங்க பெண்ணு தான, அவங்களும் ஆசிரியர் வந்து பெண்ணு தான். ஆமா நான் பெண்கள் பள்ளியில தான் படிச்சேன். அதனால எல்லாமே பெண்கள் தான். அதனாலே இந்த ஆ ம்.
சரி, சரி. சரிங்க. ஆனா அந்த அந்த மேடம் வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்கலாம் உண்மையிலயே. ஏன்னா பெண் தானே! அவரு அவங்க சொல்லிக் புரிய வச்சிருக்
ஆமா. ம். புரிஞ்சுக்காம. <chuckles>
இ அந்த மாரி அவங்க நடந்துக்கிட்டாது, எனக்கே மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதுவும் ஒரு நல்ல பேப்பர்ல வரக்கூடிய, இல்ல பேரும் புகழும் வரக்கூடிய ஒரு ஒரு பொண்ணு. அப்டி இந்த மாரி நடந்துக்கிட்டது, எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பரவால்ல உங்க பள்ளிக்கால அனுபவத்த வந்து இவ்ளோ அழகா ஆ ஷேர் பண்ணிட்டு, அதிலுள்ள வலியும், அ அந்த உட வேதனையும் அப்படியே இன்னும் அத மறக்க முடியாம உட்காந்துட்டுருக்கீங்க. ஆ உண்மையிலே என்ன அந்த குழந்த உங்க குழந்தைங்கலாம் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்கள மாரி? ஏன்னா உங்களுடைய ஜீன் அதுல இருக்கும்ல, உங்க குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல?
எப்டி எப்டியோ ஆமாங்க. ம் அது இப்பதாங்க ஒரு 1, ஒண்ணு 1 1/2 வயசே இந்த மாரி தான் ஆகுது. இனிமே <chuckles> தான் தெரியும் என்னான்னு பண்றான்
ஒரு நாள் <chuckles> உங்களுடைய கனவுகள்லாம் அவங்க வந்து சீக்கிரமா இது பண்ணட்டும். ஆ.
ம். கண்டிப்பாங்க. அதுலருந்து நான் இனிமே சுயமா நான் தான் முடிவு பண்ணணுன்ற வந்து நான் கத்துக்கிட்டேங்க. அந்த இதுல.
கண்டிப்பா. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷங்க உங்கிட்ட எல்லா விஷயத்தையும் பள்ளி பருவத்தில வந்து அ உங்களுடைய அனுபவத்த என்கிட்ட இருந்து ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க.
நீங்களும் ரொம்ப அழகா என்ட்ட கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.